ஆமா.
அதுக்கு, நம்மளே நம்ம காரணமா இருக்குறோம். அதையும் நாம செய்யக்கூடாது. அந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது. இதெல்லாம் நாம தினசரி வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள்.
கண்டிப்பா. ம். ம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி, நம்ம அந்த மக்கும் குப்பை, மக்காத குப்பைனே வந்து அரசாங்கத்துல இருந்து அப்டி தான் வந்து கேட்குறாங்க. பிரிச்சு கொடுங்க அப்டின்னு. ஆனா நம்மள்ல எத்தன பேர் வந்து அப்டி பிரிச்சு கொடுக்குறோம் அப்டிங்கறது வந்து, ஒரு பெரிய கேள்விக்குறி தான். உங்க வீட்ல எப்டி பண்றீங்க? சரியா, அவங்க சொல்றத வந்து பின்பற்றுறீங்களா? 2 வகையான குப்பைகளையும் பிரிச்சு தான் கொடுக்குறீங்களா?
ஆமா. அ ஆமா, எங்க வீட்ட பொறுத்த வரைக்கும், மக்குற குப்பை அப்டிங்கறது, நம்ம வீட்டுக்குள்ள வந்து, நம்ம பயன்படுத்தும் பொருளாகவே நாங்க பார்க்குறோம்.
ஆ. ஒ. ஒ.
அ, மக்காத குப்பை அப்டிங்கறது, நாங்க வந்து, அ, இப்போ உதாரணத்துக்கு, அ ஒரு ஒரு ஒரு சட்ட வாங்குறோம். அந்த சட்டையில வந்து பாத்தீங்கனா, அ பிளாஸ்டிக்கு அ கவர் போட்டுருப்பாங்க அதுக்குள்ள.
ம். சரிங்க.
அதுல இருக்கும். 1 புடவை வாங்குறோம். அந்த, பு புடவைக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் பை இருக்கும்.
ஆமா, ஆமா. ஆமா.
அதே போல குழந்தைகள் 1 சாக்லேட் அ மிட்டாய் வாங்குகிறார்கள். அதில் இருக்கக்கூடிய கழிவுகள். அப்ப நம்மளை அறியாமலேயே சில, மக்காத குப்பைகள் வீட்டுக்குள்ளே வந்துவிடும்.
ம். ம். ம். நிச்சயமா.
அப்டி வருகிற பொழுது நாங்க என்ன செய்வோம் அப்டினா, உடனடியாக அத வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கறதில்ல, நமக்கு தேவையான பொருள மட்டும் எடுத்துட்டு, அது வெளியில வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பக்கெட் ஒண்ணு வெளியில வச்சுருக்குறோம்.
ம். ஓவ்! ஓ! சரிங்க.
அந்த பக்கெட் எங்க வந்து வச்சிருக்கோம்னா, எங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஒரு, உ அ அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட குப்பை தொட்டி 1 இருக்கும்.